ம்ஹ்ம்.
அவங்க வந்து அந்த ஒரு வார்த்த சொல்லவாங்கல்ல. அ. அதாவது மனசும், உடம்பும் வந்து பலகீனமா ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பலகீனமா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல எல்லாமே பலவீனமா போயிடும் நமக்கு. அ. அது பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு தெளிவ கொடுக்குங்கிற ஒரு எண்ணம் நமக்கு. இத யார்கிட்டயாவது சொன்னோன்னா, அவுங்க ஏதாவது ஒரு ஐடியா குடுப்பாங்க. அ இல்ல இந்த இது ஈஸியா ஆயிடும். சரி செ சரி செஞ்சுர்லான்னு சொன்னாலே நமக்கு அது ஒரே ஒரு ஆத்ம திருப்தி தானே. சரி சரியாயிரும். யாராச்சும் ஒருத்த நம்ம வந்து சொல்லணும் அத. சரியாயிரும். நான் இருக்கேன். ஆ, ஆ. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப இனி நீங்க சொல்ற டோன் பாத்தீங்களா, எப்படி இருக்கு? அந்த டோன்ல எனக்கு வரணும். <tsk> இப்ப நீங்க சொல்றீங்களே "இதெல்லாம் ஒரு விஷயமா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். பாக்கலாம் வாங்க". அப்டின்னு உங்கள மாரி ஒரு டோன் அந்த அதுவா தைரியமா போல்டா. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து தான் நான் எதிர்பாக்குறேன். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட சொல்லும்போது இந்த வ் டக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்த. அ அந்த வார்த்தைக்கு தானே எல்லாருமே ஏங்குது. எல்லா மனசுமே ஏங்குது தெரியுமா? ஆ. கண்டிப்பா. அ அப்படி ஒரு அந்த ஒரு வார்த்தை வரணும்னு நான் எதிர்பார்த்து நான் ஆரம்பிப்பேன். அந்த வார்த்தை வந்துருச்சு அப்டின்னா. நான் வந்து ரொம்ப தைரியமா துணிஞ்சு எல்லாமே வந்து உ உணர்ச்சிகளை ஃபுல்லா அப்டியே கொட்டிருவேன். அது எனக்கு ஒரு மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். இதே மாரி.
ம்ஹ்ம். நிச்சயமா. நிச்சயமா. இதெல்லாம் ஒரு வி விஷயமா? பாத்துக்கலாம் விடுங்க. "ஏங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனைையில இருக்காங்க. அதெல்லாம் பாக்கும்போது இது ஒரு பிரச்சனையா?" அப்டின்னு சொல்லும்போது. அம்மால்ல. அப்டின்னு நமக்கே அ. ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா. ம்ஹ்ம். கண்டிப்பா. நிறைய. வந்து இந்த மனநல நிபுணர்களே என்ன சொல்றாங்கன்னா. நம்ம வந்து நம்மளுடைய ரொம்ப நம்பகமானவங்கள்ட்ட, நம்மளுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிட்டா, அ ஏன்னா நம்ம வந்து பிரச்சனைல அல்ரெடி இருப்போம். அதுக்கான தீர்வு வந்து ஒரே கோணத்தில தான் யோசிப்போம். இதுலேருந்து வெளியே வரணுன்றது மட்டும் தான் நமக்கு எண்ணமா இருக்கும். அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற மாரியான எண்ணம் நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா, அந்த பிரச்சனைல நம்ம இருப்போம். அப்போ அந் நம்மளுடைய நலம் விரும்பிகள் ரொம்ப நெருக்கமானவர்கள் கிட்ட நம்ம இத பகிர்ந்துக்கும்போது அவங்க வேற ஒரு கோணத்தில யோசிப்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து நெறைய வ் தீர்வுகள் கிடைக்கும். நமக்கு ஆப்ஷனே கிடைக்கும். இது பண்ணலாம். அது பண்ணலான்ற மாரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ "நமக்கு ஒருத்தங்க கூட இருக்காங்க. நம்மளுடைய விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட பகிர்ந்துட்டோம். என்ன இருந்தாலும் வ பார்த்து பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி ஏன்னா நம்ம தனியா இருக்கோம் அப்டின்னு நினைக்கும்போது தான் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருவோம். அ இப்ப அவங்களும் நம்ம கூட சேர்ந்து இருக்காங்க, நமக்காக உதவி பண்ணுவாங்க. ஏதாவது ஐடியானா அவங்கள்ட்டயும் கேட்கலாம் அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதனால பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான். அவங்களுமே சொல்றாங்க.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. எ ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா.